கண்டிப்பா. அதுதான் பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, கடலை எண்ணெய் தான் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். கடலை எண்ணெயில செய்வாங்க. ஆனா பெரியம்மா வந்து நல்லெண்ணெ அதிகமாக பயன்படுத்துவாங்க. அம்மா வந்து ரீஃபைன்ட் ஆயில் தான் பயன்படுத்துவாங்க. ரீ அந்த மாதிரி அ மாறி, மாறி பயன்படுத்துறதுனாலயோ! என்னவோ! சுவை மாறுதா என்னன்னு தெரில. மனம் மாறுதானும் தெரியல.
ஒ. ஆர்டர். <laughs> <laughs> இருக்கலாம். இப்போ அம் ஒரு, ஒரு இப்ப நீங்க தனித்தனி வீடுகளா கட்டி போயிட்டாங்க அப்பிடின்னு சொன்னீங்க. இருந்தாலும் மொத்தமா சமைக்கும் போது வெவ்வேறு வாசனைகள் வரும். இப்போ ஒரு, ஒரு வீட்டுக்குள்ள நுழையும்போதும் ஒரு சில மாற்றம் இருக்கும் இல்லயா! இப்ப பாட்டி வீட்டுக்குள்ள நுழையும்போது சமையல் இல்லாம ஒரு வித்தியாசமான வேற என்ன வாசனையோ, உணர்ச்சியோ ஏற்படும் உங்களுக்கு?
<chuckles> ம். பாட்டி வீட்டுக்கு நுழையும்போது தைலம் வாடை தான் அடிக்கும். பாட்டியும் தாத்தாவும் பயங்கரமா தைலம் தேய்ப்பாங்க அப்போ அTங்க வீட்டுக்குள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த தைலம், அப்புறம் அந்த ஸ்ப்ரே லாம் அடிப்பாங்க பார்த்தPங்களா? கால் வலிக்கு, மூட்டு வலிக்கு அதெல்லாம் சும்மா அடிச்சிட்டே இருப்பாங்க அவுங்க. அப்போ அந்த தைலம் ஸ்மெல் தான் அடிக்குமே! இதே இது பெரியம்மா வீட்டுக்குள்ள போனோன்னு வச்சுக்கோங்களேன், அவுங்க வந்துட்டு கொஞ்சம் சாமி பூஜை அந்த மாதிரி இருப்பாங்க. அவுங்க வீட்டுக்குள்ளே போனோனாலே, இந்த ஒரு இந்த ஸ்மெல் என்ன சொல்றது
<laughs> ஓ! ஆமா, ஆமா.
ஆ சாம்பிராணி ஸ்மெல். ஆமா ஊதுபத்தி, சாம்பிராணி ஸ்மெல் தான் அடிக்கும் பயங்கரமா அவுங்க வாசனை அப்பிடி இருக்கும். எப்பவுமே ஏதாவது 1 இது போட்டுட்டே இருப்பாங்க. அந்த கிண்ணத்தில வச்சு போடுவாங்க இல்லயா அந்த சாம்பிராணி புகை. அதெல்லாம் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு தடவை போட்டுருவாங்க. அந்த மாதிரி அவுங்க வீட்ல அந்த வாசனை அடிச்சிட்டே இருக்கும். அப்புறம் எங்க வீட்டுக்கு எங்க அம்மா வீட்டுக்குள்ள போனோம்னு வச்சுக்கோங்களேன் அவுங்க வந்து ஏசி ய போட்டு கதவ பூட்ற ஆளு. நல்லா இப்ப போய் பாரு! ரூம் ஸ்ப்ரே தான் ரூம் ஸ்ப்ரே தான் போட்டு வச்சிருப்பானுங்க அந்த ஓடோனில்ஸ் ஸ்மெல் தான் வரும் உள்ள போனோனா, அந்த மாதிரி <laughs>
ஊதுபத்தி வாசன, சாம்பிராணி. <laughs> ஆமா, ஆமா. சாம்பிராணி. ஓ! சரி. <laughs> அடடா! <laughs>